ஆமா, மொத வித்தியாசம் காமிக்கக்கூடாது யாருக்குமே, ம். ம்.
ஆ. நான் வந்து என்னா தட்டுல சாப்படுறேனோ, அதுல தான் என்னுடைய வேலை பாக்கற அம்மாவும் சாப்டுவாங்க. நான் என்னா டம்ளர்ல வந்து காஃபி குடிக்கிறேனோ, அதுல தான் அவுங்களுக்கும் குடுப்பேன். அவுங்க வந்து தீண்ட தகாதவர்கள்லாம் கிடையாது. அத மொதல்ல மாத்தினேன். அது வந்து இப்பயும் நான் வந்து அத வந்து சமமா தான் அவுங்கள இது பண்றேன்.
ம். ம். பரவால்லயே! ம். ம். நல்ல நல்ல எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க! அப்டின்னா. குழந்தைங்களுக்கு அதே மாரி வந்திருக்கா?
ஆ. ஆ குழந்தைங்களும் அத பாத்து, அதே மாரி தான் அவுங்க வந்து இன்னும் என்னையும் என்கிட்ட இருக்கிற மரியாதைய விட, அந்த வேல பாக்குற அம்மா மேல இன்னும் அன்பு காமிப்பாங்க.
ம். ஓ! பரவால்ல. அ.
ஆ நான் இன்னும் சொல்ல போனா, அம்மான்னு தான் அவுங்கள கூப்பிடுவேன். <chuckles>
ம்.
ஏன்னா, அந்த தகுதி அவுங்களுக்கு இருக்கு. என்னைய பல நேரங்கள்ல வந்து எனக்கு சாப்பாடு உடம்பு சரியில்லாதம்போதெல்லாம் பாத்துருக்காங்க, அந்த அன்பு.
ஆம். ஓ! பரவால்ல. ம்.
ஆ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்கிட்ட இன்னொரு இருக்க பெரிய குறை என்னான்னா வந்து, கொஞ்சம் வந்து உடல் குறைபாடு ஏதாவது இருக்காங்கல்ல? இந்த சில பேரு வந்து பாத்தீங்கன்னா, முகம்ல்லாம் ஒரு மத் ஒரு இது மாரி பரு பருவா இருக்கும். பாக்க ரொம்ப ஒரு
ம். ஆமாமா, பாக்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க. ம்.
தோற்றம் வந்து அருவெறுப்பா இருக்கும். எனக்கு அவங்கள பாத்தா, முதல்ல ஒரு பயம் வரும். பயம் வந்ததுக்கப்புறம், அவுங்க கிட்ட போமாட்டேன். ஏ எனக்கு வந்துரும்ன்லாம் கெடையாது. ஒரு பய உணர்ச்சி தான் அதுக்கு காரணம்.
ம். ம். ஆ. அவுங்க கிட்டக்க ஒரு மாரியா இருக்கும் நம்மளுக்கு. ம்.
ஆ, கிட்ட போறதுக்கு. அப்போ நான் எனக்கு ஒரு ம ஹ தலையில அடிச்ச மாரி, ஒரு நிகழ்வு நடந்தது 1 நாளு. அப்டியே எனக்கு மெய் சிலுர்த்துருச்சு. 1 நாள் நான் வந்து பேருந்துல ஓரமான இருக்கையில உக்காந்துட்டு போய்க்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பாத்துக்கிட்டே, அப்போ அந்த வழியில இருக்கிற ஒரு பேருந்து நிறுத்தத்தில, அந்த மாதிரி ஒரு அம்மா. முகம் பூரா அந்த பருவு பருவா பாக்க அகோரமா இருக்கு முகம். ஆனா, அவங்களுடைய பையன். அவன் அவுங்களுக்கு ஒரு பையன்.
ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம். ஓஹோ!
அந்த பையன் வந்து ஒரு 4 வகுப்பு படிக்கிற வயசு. அம்மா பக்கத்தல சாஞ்சு உக்காந்துருக்கான். எனக்கு அப்டியே கண்ல தண்ணீயே வந்துருச்சு.
ம்ஹ்ம். பரவால்ல, பரவால்லையே. ஆ
நான் வேணா வந்து, இத அருவருப்பா நெனச்சுக்கலாம். எத வேணா நெனைக்கலாம். அந்த பையன் பாருங்க அவனுக்கு அம்மா தானே!
ம். அதான், அவனுக்கு அம்மா தான் கரெ ஆமா. சரியா சொன்னீங்க. ம்.
ஆ, ஆம் அவன் வந்து ஆ அவுங்க மேல சாஞ்சிருக்கும்போது, ச்சீ நம்மல்லாம் ஒரு மனித ஜென்மமே கிடையாது. நம்ம இத பாத்து பயப்படுறோம். அவுங்க என்னா புலியா? சிங்கமா? கடிச்சா நம்மள திங்க போறாங்க? நான் வந்து அந்த மாரி நபர்கள் வந்தா தள்ளிலாம், உக்காந்துக்குவேன், முன்னாடி பாத்தீங்கன்னா.
அ. ஓ!